அவருக்கு நாம் அவரு அ கேக்குறாரு இல்ல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். கடைசி நாள்ள கேட்டா எழுதி கொடுத்துருவான். எப்ப கேட்டா ஸீன் போடுவான். கடைசி நாள்ல கேட்டா எழுதிக் கொடுத்துருவான்னு அவருக்கு ஒரு நம்பிக்கையில அப்டி எழுதாமயே இருந்துருவாரு. அதனால கண்டிப்
கண்டிப்பா. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப கல்லூரிகள் கல்லூரிகளிலோ, அலுவலகங்களிலோ பாத்தீங்கன்னா, இந்தக் காசு செலவழிக்கறதுக்கு சில பேரு யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு முடிஞ்ச அளவு எப்டி கூட நண்பர்களோட காசுல துதி பாடிட்டு போயிரலாம்னு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு க அ கேண்டீன்ல போயிட்டு டீ தேநீர் அருந்தறதுக்கு போவாங்க. அவங்க சாப்டுற நேரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா? அ அ எல்லாரும் கூட்டா சாப்டுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளு அ மாத்தி, மாத்தி பணம் செலுத்திக்குவாங்க நண்பர்களுக்குள்ள. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, அதுக்கு அப்டியே எஸ்கேப் ஆய்ருவாங்க. அன்னைக்கு தேதில அவங்க இது வருதுன்னா வரவே மாட்டாங்க. இந்த மாரி ஆட்கள்லாம் நீங்க அடுத்து அந்த இதுக்கு கூட்டு போலாம்னு நினைக்கிறீங்களா? அவங்கலாம் அந்தப் பணம் சம்பந்தப்பட்ட செலவுகள் பண்ற இடத்துலருந்து தள்ளி வைக்கலாம் இல்லையா?
ஆமா, ஆமா. கண்டிப்பா. தள்ளி வைக்கலாங்க. அவங்க சொல்லுவாங்க, "என் காசுக்காக நட்ப பாக்கறய, தள்ளி வைக்கிறியா?" அப்படி சொல்லில்லாம் கேப்பாங்க. அந்த மாரி நேரங்கள்
ம். அதான் வாய் சவடல் விடுறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா. அ.
அதாங்க, அப்டி சொல்லியே வந்துட்டு, <chuckles> இந்தப் படத்துல கூட, "நண்பா, நண்பா" அப்டி சொல்லி அந்த வார்த்தையச் சொல்லியே மயக்கிட்டியேடா அப்டி சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாரியே பேசிப் பேசி மயக்குவாங்க. நாம அதெல்லாம் காதுல போட்டுக்குடாதுங்க. ஏ இப்டி ஒரு ஒரு சில ஒரு சில நேரங்கள்ல இப்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் காசு போடுற மாரி இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல இந்த டீ சாப்ட வெளிய போறோம் அப்டின்னா, எல்லாருமே இருக்க காச பகிர்ந்துக்குவோங்க. இப்ப உங்கட்ட ரூ. 10 இருக்கா, என்கிட்ட ரூ. 20 இருக்குது. 2 பேரும் சேர்ந்து 2 டீ குடிக்கலாம். அந்த மாரி பகிர்ந்துக்கும்போது ஒரு பத் 5 பேர் போறோம் அப்டின்னா, அதுல ஒரு சிலர் காசு வச்சிருப்பாங்க. காசு து வச்சிகிட்டே இல்லேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்குவங்க அந்த மாரி இருக்குவங்க அந்த மாரி இருக்குறவங்களையு கண்டிப்பா, நாம இந்த மாரி விஷயத்துக்கு மட்டும் ஒதுக்கி வச்சுக்கலாங்க. அதாது நட்பையே ஒதுக்கி வச்சுனு அவன் கூடப் பேசிட கூடாது அப்டி
அஹா. சரி, சரி. ஆமா. கண்டிப்பா. ம். இல்ல நட்போ இருக்க தேவையில்ல. நாம ஏனா இப்ப நானும் என் நண்பரும் இருக்காருன்னா வெளிய போகணுனா வந்து, நான் மட்டுமே செலவு பண்ணறேன். அவரு பண்ணலன்னா அது எனக்குத் தோணுத்தான செய்யும் சாதாரணமாவே. அந்த மாரி.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாது எல்லால்
இத அலுவலகத்துலலாம் எந்த மாரி இந்த எல்லைகள கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க?